அப்டி இருக்கும்போது, அந்தோட அந்த தரம் வந்து நம்ப இந்த சாதாரண கடையில வாங்கும்போது ரொம்ப வந்து குவாலிட்டி மட்டமா இருந்தது. நான் அத கவனிச்சேன். "என்னடா எல்லா பக்கமுமே வந்து ஒரு மட்டமான குவாலிட்டி தான் கிடைக்குது. நான் இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு கிரேடு ஏலக்கா நான் வந்து பாப்பேன்" அப்டின்ற ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டுது. அப்புறமா வந்து, எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நபர் இருக்காரு, அவரு வந்து ஒரு அ "குடகு மலை" அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த எடத்துல வந்து ஆ இந்த "ஸ்பைசஸ்" அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா வளரும். அங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரேட் தான் கிடைக்கும். அ அங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கிரேட வந்து, வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணிட்டு அ ரொம்ப கடைசி மட்டமான ஒரு குவாலிட்டி ஏலக்கா வந்து, நமக்கு வந்து விற்பனை பண்ணுறாங்க. இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சும்போது அப்போ எப்படியாச்சும் அந்த ஏலக்காய் நான் வந்து, டேஸ்ட் பண்ணியே ஆவணும். அது டீல போட்டு நானு வந்து சாப்ட்டே ஆகணும் அப்டின்ற ஒரு ஆ ஆர்வம் வந்துருச்சு. அப்புறம் நான் என்ன ஆ கண்டிப்பா. அப்புறமா வந்து என் நண்பர்கிட்ட நான் சொன்னவுன்னே, அவுங்க வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. அந்த ஏலக்காய் அ பச்சையாவும், பெருசாவும் இருந்தது. அப்போதான் நான் அத வந்து பாத்தனே!
சரிங்க. சரிங்க. ம் ம். ஒகேங்க. ஓ! சரிங்க. எப்டி அது வாங்குனீங்களா அதுக்கப்புறம்? சரிங்க, ஓ! ஏலக்கா பச்சையா தானேங்க இருக்கும்?
இல்ல ஏலக்காய் இன்னும் பச்சையா இருக்கும். அ அதாவது அந்த கிளி பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னும் பச்சையா இருக்கும், பெருசா இருக்கும். ரொம்ப. அப்போ தான் நான் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் போல! அப்டின்னு சொல்லி சாப்பிடும்போது, என்னோட ரூமே மணக்குச்சுங்க அந்த ஏலக்கா. அதோட உண்மையான தன்மைய நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். அப்போ அந்த ஏலக்காவை வந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிச்சது. ஆனா ரொம்ப விலை கூட. ஏன்னா வந்து அது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி இல்லையா!
ஒ! ஆமாங்க. ஓ! சரி சரிங்க. ம். அப்பா! ஓ! ஒ. புரியுது ஆமாமாங்க, ஏலக்காய் விலை அதிகம் தான்.
அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, டீல போட்டு சாப்பிடறதா இருக்கட்டும், இந்த இஞ்சி, ஏலக்கா போட்டு இந்த மசாலா டீ குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த அப்புறமா நான் வந்து இன்னொரு தடவ வந்து என் கல்லூரி பயணத்தில வந்து இந்த ஊட்டிக்கு போயிருந்தேன். அப்போ ஊட்டிக்கு போம்போது, "அங்க இருக்க டீ வகைகள்லாம் நான் வந்து, அ சாப்பிடணும்" அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஆர்வம் அதனால என்ன பண்ணேன்னா, ஊட்டில வந்து எல்லாரும் வந்து அ வேற வேற பக்கம் போம்போது நான் மட்டும் வந்து டீ குடிக்க வந்து, அ போயிட்டே இருந்தேன். அதுவும் தனியா தான் போனேன்.
சரிங்க. சரிங்க. சரிங்க.
ஆ அப்போ போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அ எனக்கு அங்க குடுப்பாங்க இல்லையா, "இங்க சாக்லேட் டீ கிடைக்கும். இங்க இந்த மசாலா டீ கிடைக்கும்." அப்டிங்கும்போது, நான் அங்கே போய் சாக்லேட்
ஆமாங்க. ஆமா, கரெக்ட்டு. வெண்ணிலா டீ எல்லாமே இருக்குங்க, இந்த மாரி ஊட்டிலலாம்.
ஆமாங்க. அப்போ வந்து அந்த எ போம்போது, அந்த வென்னிலா டீ நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுவும் அந்த சாக்லேட் டீயும் குடிச்சோன்னே, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அடிக்ட் ஆயிட்டேன் நானு. அப்புறம் "எனக்கு இந்த சாக்லேட் டீ தான் வேணும்" அப்படின்னு சொல்ட்டு, ஒரு 1 பாக்கெட்டே நான் வாங்கிட்டேன் ஊட்டில.
ஓ! சரிங்க.